என்ன, அதே மாதிரி நம்ம குடிய நீரு ஆர்வோ பயன்படுத்துறோம், இல்லையா? அதுலயுமே அக்வா சேவிங் அப்டின்னுலாம் போட்டுருக்காங்க. இப்ப நமக்கு, இப்ப நீங்க கையால துவைக்கிறது பத்தி கேட்டீங்க, அப்டின்னா அதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்குங்க. இப்ப நாம என்ன குறச்சலான தண்ணில நம்ப என்ன பண்ணிடுவோம் அப்டின்னா, ஊற வச்சுருவோம், துணிகள் எல்லாத்தையும் நாம என்ன பண்ணிருவோம்னா, ஊற வச்சுருவோம். அதுக்கப்பறம்
வாவ். சரிங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆ. ஆமா. ஒரு சர்போ, ஏரியலோ போட்டு ஊற வச்சுறோம். ஆ.
ஊற வச்சுருவோம். அதுக்கு அப்புறம் மேல நம்ம என்னா பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல தொவச்சிட்டு, அத என்ன பண்ணனும் அப்டின்னா, குறைவான பக்கெட்ல இருக்கிற தண்ணில ஃபர்ஸ்டு என்ன பண்ணனும், மூழ்க வச்சுரணும், எல்லா துணிகளையுமே. துணிக்களையும் மூழ்க வச்சிட்டு, அத வந்து என்ன பண்ணனும்னா அந்த சோப்பு இருக்கும் இல்லையா? அத நல்லா கும்மி கும்மி போட்டு அடி, அடின்னு நம்ம உங்க மேல, யாரு மேல கோவம் இருக்கோ?
சரிங்க. நல்லது. ஆ. ஆமாங்க. ஆ. புரியுது புரியுது புரியுது புரியுது புரியுது ஆ, ஆ. மாமியாரு மாமியாரு ஆ. <chuckles>
யார் மேலல்லாம் உங்களுக்கு கோவம் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், போட்டா இடிஇடிடின்னு அடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற சோப்பு நுரை கொஞ்சம் கம்மி ஆயிடும்.
சரிங்க. அருமை! ஆ.
அதுக்கு அப்பறம் மேல என்ன பண்ணனும்னா, ஒரு பக்கெட் தண்ணில, ஒண்டொரு துணியா நமக்கு ஏற்கனவே சோப்பு நுரை குறைவாயிடுச்சு இப்ப. ஏன்னா அத கும்மி போட்டதுல.
ஆ. கம்மி ஆயிருச்சு, ஏன்னா, நம்ம வந்து இன்னொரு தண்ணில போட்டோம் நம்ம. ஆ.
போட்டுட்டோம், அப்டிங்கற பட்சத்துல
அடிச்சி, கும்மி எடுத்துருவோம், அதனால வந்து சோப்பு நுரை கொறஞ்சிருச்சி.
கொறஞ்சு போச்சு. அதனால இப்ப இன்னொரு புதிதாக ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து, அந்த நம்ம சோப்பு நுரை போன துணிகளை அலசி போட்டீங்க அப்டின்னா மிக குறைவான தண்ணி தான் உங்களுக்கு பயன்படும். அத விட்டுட்டு எல்லாத்தையுமே, ஒவ்வொரு வாட்டியும் முக்கி, முக்கி நான் எடுத்து தான் காய வெப்பேன், அது மு, முதல முதல் படி சொன்னே இல்லையா? அது செய்யாம விட்டுட்டிங்க அப்டின்னா உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் 3 பக்கெட் தண்ணி தேவப்படும்.
சரிங்க. ஓ! <laughs>